ம். ஓ! சேரிங்க.
இந்த 2 விஷயமும் நான் வந்து கொஞ்சம் கண்காணிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அ போன வருஷம் எந்த மாசம் வந்தது எனக்கு? அ இந்த வருஷம் வந்து இந்த குளிர்காலத்தில எப்ப வந்தது? நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத்தி வச்சுப்பேன். ஏன்னா நான் மறந்துருவேன். ஏன்னா நம்ம உணவ பார்த்தாலே நம்ம வாய தொறந்து மூடுவோம். அப்படி இருக்க பட்சத்தல, நான் என்ன பண்ணுவன்னா. ஒரு உதாரணத்துக்கு. ம். ஒண்ணும் இல்ல. அ நான் வெளிய வந்து வேற ஒரு இடத்துல நான் வெளிய வந்து தண்ணி குடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். காச்ச வந்துறும்.
ம். ம். ஆ. ம். ஆம்மாமா. <laughs> ம். ம், ம், ம். ஓ! சேரி, சேரி. ஆ.
ஏதோ ஒரு கிருமி நமக்குள்ள போய் அத பண்ணிரும். அதனால அது ரொம்ப கவனமா இருக் ம் கவனமா இருப்பேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, வெளிய போறேன் அப்டின்னா, என்னோட ஃபோன்ல வந்து ஒரு சின்ன அலாரம் வச்சுப்பே
ஆ. ம். சேரி, சேரிங்க. அ.
அதாவது இப்ப வந்து என்னோட வீட்ல குடும்பத்தினர் வந்து செல்லுவாங்க. நம்ம இங்க போய் சாப்பில்லாம் அப்டின்னு சொல்லுவாங்க வெளிய போகும்போது. எத்தனை மணிக்கு போலாம் நான் கேட்டு வச்சுட்டேன் அப்டின்னா, என் அலாரம்ல வந்து. அங்க தண்ணி குடிக்காத அப்டின்னு எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா, நம்ம சாப்பிடும்போது ஏதோ சிக்கிக்கும், இல்ல என்ன பண்ணுவோம்? ஏதோ பழக்க தோஷத்தில தண்ணிய எடுத்து குடிச்சிருவோம். அந்த மாரி விஷயங்கள தவிர்க்க இந்த மாரி அ அலாரங்கள் வச்சுப்பேன், நானு போன்ல.
ம். ம். சேரி, சேரி. அவசரத்துல குடிச்சுரும். ம். ம். ம். புரியுது, புரியுதுங்க. கண்டிப்பா. அதாவது <inhales> இந்த மாரி சின்ன, சின்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சு, அத எழுதி வச்சு, அதனால என்னென்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தற்காப்பா என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறீங்க. <inhales> அ அதாவது ஒரு சின்ன, சின்ன விஷயங்கள் நம்ம உடம்பு சொல்றது எவ்ளோ முக்கியம்? <inhales> அத வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதையும் சேரி, உங்க சொந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்களையும் ரொம்ப நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம். நன்றி.
மிக்க நன்றி.

ம். புரியுது புரியுதுங்க. ம்.
அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம பாடி என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும். இப்ப என்ன பண்ணாங்க அவுங்க தலவலி வந்ததும், உடம்பு வலி வந்ததும் வந்து ஒழுங்கா கவனிக்கல. ஏதோ ஒண்ணு வந்துட்டு போது. மூட்டு வலியும் வந்துச்சு அவங்களுக்கு. ஏதோ ஒண்ணு வந்துட்டு போகுதுன்னு நெனச்சுக்கிட்டாங்க. ஆனா, நம்பும் உடம்பு நமக்கு சொல்லுது. எதோ ஒண்ணு வலிக்குது. ஏதோ ஒண்ணு இது இது ஆகுது அப்டின்னா, நீ வந்து அத கேட்கணும் அப்டின்னு சொல்லுது. இது ஒரு நல்ல உதாரணம் எனக்கு. அதுலருந்து நானுமே வந்து 1 வருஷம் வருஷம் தோறும், ஒரு மருத்துவர் அ மருத்துவமனையில போய் ஒரு மருத்துவர்கிட்ட வந்து ஆலோசனை கேக்றது உண்டு.
ம். ஆமாங்க. ம். ம். ம். <chuckles> ம். ம். ஓ! சரியா சொன்னீங்க. அதாவது, "நம்ம உடம்பு சொல்றத நம்ம கவனிக்கணும்." அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இல்லன்னா அது பெரிய விஷ்ட் அ கஷ்டமான இடத்துல கொண்டு போய் விட்டுருது நீங்க சொன்ன மாதிரி.
கண்டிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ப ஒவ்வொரு நமக்கு அ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து சில உணவுகள்லாம் சாப்பிடும்போது, எனக்கு வந்து என் கைகள்ல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ஆ தடி தடியா அலர்ஜி வந்துரும்.
ம். ம். ஓ! சரி சரி. ஆ. அந்த மாரி ஆயிடும்.
அ எனக்கு ரொம்ப ஆ அ சில விஷயங்கள் சாப்பிடும்போது அப்டியே ரொம்ப அரிக்கும்.
ம் ம். சரிங்க.
அப்புறமா நான் வந்து அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. ஒரு டெஸ்ட் இருக்கு. அதாவது ஒரு நம்ம ரத்தம் வந்து குடுத்த ஒன்னே, அவங்க வந்து என்னென்ன உணவுகள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி அரிப்பு தரும்ன்னு வந்து சொல்லிருவாங்க.
ம். ஆ. ஓ! சரி சரிங்க. ஆ.
அ அப்படி சொல்லும்போது எனக்கு சில விஷயங்கள், அதாவது என்ன அப்டின்னா, என்னால வந்து ஐஸ்க்ரீம் சாப்பிட முடியாது.
ம். ஓ! சரிங்க. அப்டீங்களா? ஆ.
ஆமா. என்னால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. என்னால ஒரு ஒரு நட்டு அ ஒண்ணுருக்கு. ஹேசில் நட்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து சாப்பிட முடியாது. அ ஆமா. அ இந்த 2 விஷயமும் வந்து எனக்கு ரொம்ப அலர்ஜி. அப்புறமா என்ன அப்டின்னா, இப்போ கடல் மீனுக்குமே அ ஏரி மீனெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த 2 த்துக்குமே எனக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது நான் வந்து எங்க அப்பாவோட ஊர் வந்து கிராமப்புறம். என்னோட நான் வந்து வ பொறந்து வளர்ந்ததெல்லாம் நகரம். சோ அப்படி இருக்கும்போது நகரத்துல வந்து வாழும்போது அங்க வந்து ஒ பீச் இருக்கு. அதனால வந்து அந்த பீச்சுல இருக்க மீன்லாம் நான் வந்து சாப்ட்டுருக்கேன், சிறு வயதுல.
அ. ம். சரி சரிங்க. ஓ! ம். ஆமாமா. அ. சரிங்க. அ. சரிங்க. ம். ம். ஓ! சரி. ஆ.
இதே நான் வந்து கிராமத்தில போயி, அங் அங்க உள்ள வந்து ஒரு ஏரி மீனோ, ஒரு குளத்து மீனோ நான் சாப்பிடும்போது எனக்கு பயங்கரமா அரி
ம். ஓ! சரி சரிங்க. ஆ.
அந்த வித்தியாசமும் இருக்கு. அப்போ நான் வந்து தெரிஞ்சுகிட்டேன். அ இப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம உடம்பு சொல்லும்போது அத கேட்டுக்கணும். இல்லன்னா ரொம்ப நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அ ரொம்ப சுவையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப அதிகமா சாப்பிடும்போது ரொம்ப அரிப்பு, ரொம்ப என் கைகள்லாம் செவப்பா மாறிருச்சு.
ம். ம். அடடே!

சரிங்க. ஆ.
போடும்போது அங்க வந்து ஒரு அழகா வந்து அது இந்த வருஷம், இந்த வருஷத்துல இது இவ்ளோ இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உதாரணம் சொல்ல போணும்னா, எனக்கு வந்து ஒரு போன வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு என் குடும்பத்தில வந்து ஒரு முக்கியமான விசேஷம் நடந்தது.
ம். ம். சரிங்க. சரிங்க. ஆ.
நடக்கறப்போ என்னாச்சுன்னா, எங்க அம்மா வந்து போன வருஷம் வந்து அவங்களோட ஆ வருஷம்தோறும் போவாங்க இல்லையா போய் பார்க்கும்போது எல்லாமே சீரா இருந்தது. எல்லாருமே சந்தோஷப்பட்டோம் நல்ல விஷயம் அப்டின்னு இருந்துதது. அவங்களுக்கு வந்து ஒரு கர்ப்ப பைல வந்து ஒரு கட்டி இருந்தது.
ஆமா. ஆமா. சரிங்க. அடடே! ஓ.
அப்படி இருக்கும்போது, அவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, அது மருத்துவம் அ என்ன சொன்னாங்க அப்ட மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லங்க. வயசாகறதுனால. இது வந்திருக்கு. நீங்க வயசாக போறீங்க ஒரு 50 வயசுக்கு மேல அதுவே வந்து இதயிருக்கு. அது. அதுன்னு சொன்னாங்க. அப்படியே அடுத்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா? ஆ ஒரு விசேஷம் நெருங்கிட்டு இருந்தது.
ம். ஆமா. ம். ம். சரி. ஆ. சரி, சரிங்க. ஆ. ஆ. ஆ.
அந்த விசேஷம் நெருங்கிட்டு இருக்கும்போது. ஆ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, விசேஷம் முடிச்சுட்டுனா போய் வந்து, மருத்துவமனையில போய் நான் எடுத்துக்கிறேன் அப்டின்னாங்க. ஆ சரி விசேஷம் இருக்குது நெறைய வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா? அ விசேஷம்லாம் முடிச்சுட்டு, ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து அவங்க போய் எடுக்குறாங்க. அதே கட்டி ரொம்ப மிக பெருசா மாறிடுச்சு.
ம். சரி சரி. ஆ. ஆமாமா. ம். அடடே! ஐயோ! அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன சொன்னாங்க?
அதாவது ஒரு அதாவது ஒரு 3 மாதம் குழந்தை வந்து வயித்துல இருக்கிற அளவுக்கு அது பெருசு ஆயிடுச்சு.
அச்சச்சோ! ஓ!
இருக்கும் போது உடனடியாக அத வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு மருத்துவர் வந்து ஆ இது குடுத்துட்டாங்க அறிவுப்பு. அப்டின்னு சொல்லும்பொழுது இருந்தாலும் ஒரு பயம் இல்லையா? அது எப்படி வந்து உடனே வந்து? போன வருஷம் தான் நான் எடுத்தேன். இந்த வருஷம் எனக்கு எதுவுமே தெரியலையே. ஆனா வந்து அம்மாக்கு என்ன இருந்ததுன்னா, ஒரு உடல் வலி- ஆ வயிற்றுவலி. இந்த மாரிலாம் இருந்தது? ஒரு தலைவலி இந்த மாரிலாம் இருந்தது. அத வந்து கண்டுக்கல.
ஆ. ஆ. ஓ. சரிங்க. ம். ம். ம். ம். சரி, சரி. அ எப்பயும் இல்லாத மாரி புதுசா ஆ. ம்.
அவுங்க என்ன நினைச்சுட்டாங்க, நம்ம வந்து ஒரு விசேஷ வேலையில் ஈடுபடும்போதே இந்த மாரி வந்து இதெல்லாம் வரும்னு நினச்சுட்டாங்க. ஆனா இது பண்ணும்போது சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே? அ உடனடியா அப்போ நமக்கு தெரியல என்னடா போன வருஷம் தான் இந்த மாரி வருஷம்ன்னும் ஒரு சந்தேகம். என்ன? இந்த மருத்துவர் பொய் சொல்றாரோ அப்படின்னு அதனால ஒரு 5 மருத்துவர் கிட்ட வந்து ஆலோசனை கேட்டாங்க.
ம். அரு ம். ம். சரிங்க. அ. ம். ம். பத்தோ. ம். ஆ. வாங்கிட்டீங்க. ஓ! சரி, சரி அ அதுவும் நல்லதுதாங்க. அ.
அந்த 5 மருத்துவருமே வந்து சொன்னது என்னன்னா, இது நீங்க உடனடியா எடுக்கணும் அப்டின்னு சொல்ல போக எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலீவ் ஆனாங்க.
ம். எடுக்கணும். ஆ.

ஓ புரியிது, புரியிதுங்க.
புரியிதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உடம்பு சொல்றத கேட்கணும். அதாவது அத முதல்லியே உனக்கு வந்து அது சிம்டம்ஸ் காமிச்சிருச்சு அப்டின்னா, அதோட நிறுத்திக்கணும்.
ம். ஆ சரியா சொன்னீங்க. அதாவது நெறைய பேருக்கு நான் கேள்விப்பட்ருக்கேன். இந்த கடல் சார்ந்த உணவு எது சாப்டாலும் சில பேருக்கு சேராதுன்னு. அதே மாதிரி நீங்களும் சொல்றீங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது சின்ன சின்ன விஷயமாகட்டும். இப்ப ஒரு அலர்ஜிங்கறது நமக்கு நல்லா தடிப்பு தெரியும், அதெல்லாம் ஒரு பக்கம். அதேமாரி நீங்க சொன்ன மாரி ஒரு சின்ன ஒரு மூட்டு வலியோ ஒரு சின்ன தலைவலி அப்டினாலும், நமக்கு எப்பயும் இருக்கிற மாரி இல்லாம புதுசா வருதுன்னா, நம்ம கவனிக்கணும் அப்டிங்கறீங்க. நீங்க இந்த மாரி கவனிச்சு குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்கறீங்க இல்லைங்களா? அத வந்து நீங்களே வந்து ஏதாவது கொஞ்சம் மாறுதல் செய்வீங்களா? அதாவது உதாரணத்துக்கு, அ இப்ப நம்ம வந்து ஒரு 4 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம் அப்டின்னா, அடுத்த 1 வாரத்துக்கு நான் கம்மியான சாப்பாடு சாப்பிடுவேன் அப்டினு, அந்த நம்ம எ எழுதி வச்சுக்கற இல்ல கவனிக்கற அந்த டேட்டான்னு சொல்றாங்கல்ல. அத வச்சு நீங்களே ஏதாவது ஒரு <tsk> அ இது இப்டி பண்ணா பரவாலன்னு யோசிப்பீங்ளா?
ஆமாங்க. ம். ஆமாங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ நான அந்த மாதிரி வந்து நானு முதலல்லாம் பண்றதில்ல. அ இந்த மாரி வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கறது, இது சாப்ட்டா, இது பண்ணா அந்த மாரி இப்பலாம் வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டேன். ஏன்னா வந்து நமக்கும் வயசாகுதுங்கில்லையா? அதனால நமக்கு நெறைய சத்துக்கள்லாம் குறையுது. அப்பு நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா? அ நெறைய விஷயங்கள் வந்து நானு எழுதுவேன். இந்த மாசம் அதாவது இந்த வருஷத்துல வந்து கரெக்ட்டா வந்து இந்த வெயில் காலம் வரும்போது, எனக்கு நெறைய வந்து உடம்பு வந்து பயங்கரமா வந்து இந்த வெப்பம் வரும். ஆ சில நேரங்கள்ல வந்து எனக்கு இந்த அம்மை போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதாவது அம்மை போடுறதுங்கறதே வந்து ஒரு வைரஸ். அந்த வைரஸ் வந்து தாக்குதல் வந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு ரொம்ப அந்த அந்த ஒரு சமயத்துல வந்து அந்த வெயில் காலம்ன்றபோது ரொம்ப ஈஸியா வந்து என்ன அது தாக்கும்.
ஆ. ம். ம். ம்ஹ்ம், ம். சரி, சரி. ம். ம். ம். ம். ம். ஆமாமா, ஆ. ம், ம். சரிங்க. ம். ஓ! சரி, சரி. அ வெயில் காலம்னா அப்ப கவனமா இருந்துக்கணும் அப்டின்னு. ம்.
அதே மாதிரி தான். இந்த குளிர்காலம் வரும்போது, எனக்கு ரொம்ப வந்து இந்த ஆ உடல் வந்து அதிக சூடாகும். எவ்ளோக்கு, எவ்ளோ குளுருதோ அதிக அதிக சூடாகும். ஆ இந்த கா காய்ச்சல் வருது, இந்த சளி வருது வரும்.
ம். ம். சரி, சரிங்க.